இப்ப பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து பசி எடுக்கும். அதனால, சரி சாப்பிடணும். அப்டின்னு சொல்ட்டு சாப்டுவாங்க. ஆனா, ஒரு சில பேர் வந்து, அ பசிக்கும் அ அ பசியும் இருக்காது. ஆனா, சாப்பாடு சில சாப்பாடு வகைகள்லாம் பாக்கையில, காரமா, இல்லன்னா ஏதாவது இனிப்பா பாக்கையில சாப்பிடணுன்னு, ஒரு ஆசையாவே இருக்கும். அந்த மாதிரி வந்து இருக்கையில, இது வந்து நம்ம பசிக்காக சாப்பிடல. ஏதோ நம்ம ஆசைக்காக தான் அ நம்ம சாப்பிட்றோம் அப்டின்றத வந்து, நீங்க எப்டி வேறுபடுத்தி, நீங்க பாப்பீங்க, gந்த மாரி உணருவீங்க, அது?
ஆமாங்க. ஆஹா. ஆ 2மே சொல்றேங்க. அ முதல்ல எப்புடி பசிக்கும்போது, எப்புடி இருக்குன்னு சொல்றேங்க. ஆ, முக்கியமா என்ன பண்ணுவோம் அப்டினா, இந்த துணி கடைக்குலா போகும்போது, காலையில சாப்பிட்டு போய்ருவோம். அ போயிட்டு துணி எடுக்குறோம் அப்டின்னாவே வந்துட்டு, எல்லா ஒவ்வொரு ஃப்ளோர் ரா போய் சுத்தி சுத்தி பாத்துட்டு, அங்க வந்து உங்களுக்கு, அ சாப்பாடு பத்தி நினைவே இருக்காது. ஆ நாங்களும் வந்துட்டு அ போறோம் அப்டின்னாவே, என்ன பண்ணுவோம் அப்டின்னா, "ஒரு 2, 3 பேத்துக்கு துணி எடுக்கலாம்," அப்டிங்கிற மாரி தான் போவோம் அப்டிங்கிறனால, அ ஒவ்வொருத்தருக்கும் துணி எடுத்துட்டே இருப்போம். ஆ மதியமே ஆயிருங்க. ஒரு 4, 5 மண் நேரம் ஆயிரும்.
ம். ம்ஹ்ம் ம் ம் <inhales>
அ அப்டி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, கரெக்ட்டா வந்து லைட்டா தல வலிக்கிற மாரி இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடவே ஆரம்பிச்சிக்குவோம். <laughs> எதுக்கு நாங்க அதாவது 4 மணி நேரம் ஒண்ணா சுத்தும்போது எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது அ. லைட்டா வந்து பசிக்க ஆரம்பிக்கும். ஆனா நம்ம பசிக்கிதுன்னு நமக்கே தெரியாது. அ அப்டி இருக்கும்போது என்ன பண்ணிறது என்ன பண்றதுன்னா மொதல்ல அது லைட்டா தலை வலிக்கும்.அ அப்ப வந்து ஆரம்பிப்போம். 'ஒரு டீ யாவது குடிச்சிட்டு வரலாம், ரொம்ப தலை வலிக்கிது.' ஏன்னா நம்ம நேரமும் கையில பார்த்திருக்க மாட்டோம். அப்டிங்கிறனால. அ. "டீ யாவது குடிச்சுட்டலாம்ன்னு" ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க. அ அப்புறம் இன்னொருத்தங்க, என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "ஏன் இப்டி வந்து இந்த இந்த துணி எல்லாம் நல்லாவே இல்ல. இதை எதுக்கு எடுத்துட்டுருக்கிற" அப்டின்னு சண்டை போட ஆரம்பிச்சிருவோம்.
ஓ! <laughs> ஆமா. <laughs> ஆ அந்த எடத்திலேயே வந்து வாதம் வந்துடுது இது எதுக்கு? அப்டின்னு. ம்.
ஆமாங்க, ஆமாங்க. அ ஏன் இப்டி பண்ணிருக்கிறோம் அப்டின்னா, பசிக்க ஆரம்பிச்சுடுச்சு எல்லாத்துக்கும் அதுதான் உண்மை. <laughs> அதுக்கப்புறம் அ 2 வது எல்லாமே, கையில இருக்ற எல்லாமே எங்களுக்கு ரொம்ப கணமா தோணுங்க. அ அவ்வளவு நேரம் வந்துட்டு அதை வந்து ஆசை ஆசையா கையில பிடிச்சிட்டு இருக்ற அந்த துணிகள்லாம் வந்துட்டு, டக்கு டக்குன்னு கீழ வெக்கிறது. அ அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் அம்மா சொல்லுவாங்க, இல்ல உங்க எல்லாத்துக்கும் பசிக்க ஆரம்பிச்சுருச்சு வாங்க போய் சாப்பிட்டு வந்துர்றலாம் அப்டின்னு கூட்டிட்டு போவாங்க.
<laughs> ம். உங்கள எல்லாம் பார்த்துட்டு அம்மா வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. <chuckles> பசி பசி வந்தா நீ நீயா இருக்க மாட்டேன்ற மாதிரி. ம்.
ஆமாங்க. அதே தாங்க. இல்ல பசிச்சா பசிக்கிதுனாவது தெரியனும். அது தெரியறதுல்ல. அதுதான் வந்து அ ரொம்ப நல்லாருக்குங்க. அந்த அந்த பசிங்கிற தருணமே வந்து, பசிக்குது நமக்கு அப்டின்னே தெரியாம நம்ம வந்து சுத்திட்டு இருப்போம். அ நடக்றதில வந்து கொறையும். மொதல்ல என்ன பண்ணுவோன்னா, இல்ல இல்ல லிஃப்ட்லலாம் வெயிட் பண்ணா நேரமாயிரும். நம்ம படிக்கட்டி ஏறியே போயிரலாம் அப்படின்ட்டு இருப்போம். அ அந்த பசி நேரம் வந்தவுடனே வந்துட்டு லிப்டில போயி, <chuckles> மணிக்கணக்கா நின்னுட்ருப்போம் ஆனா அந்த லிஃப்ட்ல வரவே மாட்டாங்க.
<laughs> ஆமா. ம். <laughs> ம்.
<chuckles> அந்த மாதிரியெல்லாம் ஒரு தருணம் இருக்கு. அப்படி இருக்கம்போது, அ போயி அப்புறமா போயி ஆ கடைல என்ன என்ன, கெடைச்சாலும் அ எத சாப்ட்டாலும் அப்பிடி இருக்குங்க. அப்பிடியே அ அந்த நேரத்தில வந்து நாங்க ஹோட்டல தேடவே மாட்டோம். ஆ எந்த ஹோட்டல்ல நல்லா சாப்பாடு போடுவாங்க. எதுல வந்து ருசியா இருக்கும். எதுல ரிவ்யூ நல்லாயிருக்கு, அப்டிலாம் எதுவுமே பாக்க மாட்டோம். ஆ டக்குன்னு ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போவாங்க அம்மா! அ போய் சாப்பிடுவோம் நல்லாருக்கும், அருமையா இருக்கும்.
<chuckles> ம், ம். அன்னக்கி அந்த சாதா சாப்பாடு கூட உங்களுக்கு ஒரு அ நல்லா இருக்குல, ஆமா ஆமா ஏன்னா, பசி வந்து அந்நேரம் ருசி அறியாதுன்ற மாதிரி, ஏன் சாப்ட்டாலே போதும், அப்பிடின்ற மாரி இருக்கும். ம், ம்.
ஆமாங்க. <chuckles> ஆ. அதே தாங்க. அதே மாரி தாங்க. ஆ, ஆ இப்போ இத தாண்டி வந்து இப்போ உணவுக்கான ஆசை அப்டின்னா என்ன? அப்டீன்னா, ஆ நம்ம நல்லா சாப்ட்ருப்போம். வீட்ல இருப்போம். நல்லா சாப்ட்டுருப்போம். ஆ மதியமும் வந்து பசிக்கவே பசிச்சிருக்காது. இருந்தாலும் போய் மதிய சாப்பாடு சாப்புட்ணுமே அப்டின்னு சொல்லிட்டு 1 மணி ஆயிடுச்சே அப்டின்னு போய் சாப்பிட்டு வந்து தான் அப்ப தான் உக்காந்துருப்பேன். ஆ அப்பிடி உக்கார்ந்திருக்கும்போது, இப்ப நான் யூட்யூப்ல எதாவது பாக்கிறேன். ஏதாவது, ஆ நல்லா காரசாரமா எதாவது சாப்பிட்றாங்க அப்டின்னா, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருங்க. <laughs> ஆ அதாவது அ அப்ப தான் சாப்பிட்டு வந்திருப்பேன். 1 மணிக்கு தான் சாப்ட்டு வந்திருப்பேன். சாப்ட்டு வந்தோன்ன சரி ஏதாவது பாப்போம் யூட்யூப்ல அப்டின்னு பாத்துட்ருந்தேன் அப்டின்னா ஒரு நாள் என்ன ஆயிட்டுது, ஆ நல்லா வந்து காரசாரமா சிக்கன் குழம்பு ஒரு பொண்ணு சாப்பிடுறத பாத்துட்டேன்.
ம். <laughs> ம். ஓ! அ.
அ, எனக்குனா, ஏதாவது இப்ப சாப்ட்டே ஆகணும், சாப்ட்டே ஆகணுங்குறே. எங்க அம்மாலாம் திட்றாங்க, இப்ப தான சாப்ட்டு போன. நிஜமா உனக்கு பசிக்குதா. அப்டினு அ கேட்குறாங்க. இல்ல நான் <grunts> ஏதாது செஞ்சு சாப்டுறேன்.
<laughs> ம்.
அப்டின்னு சொல்லிட்டு, அ அந்த நேரத்தில வந்து போயி, சிக்கன் வாங்க முடியாது அப்டிங்கிறனால, அ, காளிபிளவர்ல சில்லி செய்யலாம்.
ம். ஓ! ஆமா. அந்த காளிபிளவர்லயே வந்து அந்த மசாலா போட்டு, அந்த சிக்கன் சிக்ஸ்ட்டிஃபைவ் மாரியே, அதே டேஸ்டுக்கு கொண்டு வருவாங்களே. ம்.
ஆமாங்க. அதனால, சில்லி செய்யலானு சொல்லிட்டு, நல்ல பெரிய காலிஃப்ளவர். ஏன்னா, இப்ப தான் எனக்கு பசிக்குதுனு நானா நெனைச்சுக்கிட்டேன், அப்படிங்கிறனால. அ, ஒரு பெரிய காலிஃப்ளவர வாங்கிட்டு வந்து, சில்லி பொறிச்சாச்சு. அ, அதுக்கப்புறம் அ, சாப்பிட்டா 2 பீஸுக்கு மேல, சாப்பிடவே முடியல. <laughs> ஆனா. <laughs> அதேதாங்க.
ஓ! நீங்க தான் வயிறு நெறயா சாப்பிட்டீங்களே. இது ஆசைக்காக சாப்டுறோம் அப்டின்ட்டு, நீங்களே யோசிச்சிருப்பீங்க. ம்.
ஆ, ஆமாங்க. அத, அத, அத சில்லிய பாத்தா, அப்டி நல்லாருக்கு. சாப்படலான்னு தோணுது. 2 2 வாய்க்கு மேல சாப்ட முடியல ஆனா, தேவயில்லாம எதுக்கு இத்தனைய வாங்கணும். அதாவது மனசுல ஆச இருக்கு, நல்லா சாப்டலான்னு. அ, ஆனா வயுத்துல வந்து இடமே இல்ல அப்டிங்கும்போது, அ நல்லா அந்த அன்னைக்கு கொஞ்ச திட்டும் வாங்குனேன். ஏன்னா, அம்மா தான பொறிச்சு குடுத்தாங்க.
ம். ஆமா <chuckles> அவங்களுக்கு ம்.
ஆ நான் பொரிச்சேன்ல நீ சாப்பிடு அப்பிடிங்கிறாங்க. அது ஒரு விதமா ஒரு போகுதுங்க. 2ஆவது என்னன்னா அ இது தாண்டி இன்னொன்னு வரும். அதாவது அ பசிக்கலனாலும் சில உணவுகள வந்து கடையில வாங்கிக்கிட்டு வந்தோம்னா, நல்லா சாப்பிட்டுருவோம். ஆ என்ன மாதிரி அப்பிடின்னா நான் சொன்ன மாதிரி சிக்கன் சில்லிலாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தாங்க அப்பிடின்னா, அ அப்பதான் சாப்பிட்டுருப்போம். வயிறு நெம்ப தான் இருக்கும் இருந்தாலும் வந்து அ அந்த சிக்கன் சில்லி வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்ல வந்துட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்கனாலும் சரி, அ அந்த அத சாப்பிடும்போது மட்டும் எங்கே வயித்தில இடம் கிடைக்கிதுன்னே எனக்கு இன்னும் தெரிலேங்க. <laughs>
ம். ஆமா. அது கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த பிரியாணி வாசம் வந்தாலே போதும். அது ஏற்கனவே சாப்பிட்டு இருந்தாலும் சரி, என்னதான் அத எடுத்து அந்த வாயில வச்சிரணும் அப்பிடிதான் நமக்கு தோணும். ம்.
ஆமாங்க. <laughs> அதே தாங்க. அ ஏன்னா சில நேரங்கள்ல அப்பா என்ன பண்ணிடுவாருன்னா, சொல்லாமயே வாங்கிட்டு வந்துருவாரு. மதியம் வந்துட்டு அ மதியத்துக்கு நான் வாங்கிட்டு வரேன் அப்பிடின்னு வாங்கிட்டு வந்துருவாரு. எங்கள்ட்ட சொல்லவே மாட்டாரு.
ஓ!
ஆ வீட்ல நாங்க வந்து நம்ம வீட்ல இருக்கிறத தான நம்ம சாப்பிட்டுருக்கணும் அப்பிடிங்கிறமாரி நாங்க சாப்பிட்டு நாங்க அதுவும் முக்கியமா நான் சனிக்கிழமை அ நான் வீட்ல இருக்கிறேன் அப்பிடின்னு தெரிஞ்சா எனக்கு பிரியாணி பிடிக்குன்னு வாங்கிட்டு வந்துருவாரு. ஆ அப்ப வாங்கிட்டு வர்றாரு அப்பிடின்னா, அந்த நேரத்தில நானு எனக்கு வாங்கிட்டு வந்தத அத்தனையும் சாப்பிட்டுருவேன். சில்லியும் சாப்பிட்டுருவேன், பிரியாணியும் சாப்பிட்டுருவேன். ஆனா என்ன பிரச்சனையின்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னால எழுந்திரிக்க கூட முடியாதுங்க. அது தான். அதே தாங்க. அ நான் எந்திரிக்கவே மாட்டேன். அப்பிடியே உட்கார்ந்துட்டே இருப்பேன். அப்புறம் எந்திரி நட நட அப்பிடிம்பாங்க. <laughs> ஆ, அதனால ஆ ஆனா ம்.
ஓ! சரி. <chuckles> ம். ஆமா எக்ஸ்ட்ரா லோட்லயே இருக்கமாரி இருக்கும். ம். <laughs> ம். ஆ, சரி. இப்ப நீங்க வந்து ம். அதுபோக நீங்க இப்ப இந்த சில பேர்லாம் அந்த மழ அப்பிடியே அன்னக்கி ஃபுல்லா ஸ்டார்ட் ஆயிட்டு, அ அன்னக்கி ஃபுல்ல ஒருமாரிக்கு க்ளோடியா இருக்கயில, சாயந்தரம் ஆனா, அந்த ரோட்லயெல்லாம் கொத்து பரோட்டாக்கு வந்து சவுண்டு போடுவாங்க அந்தமாரி அந்தமாரி டைம்ல உங்களுக்கு வந்து அ நம்ம வீட்ல செஞ்சு சாப்பிட்றது இல்லன்னா, வெளியில நம்ம வாங்கி சாப்பிடுவோம். அந்தமாரி எண்ணம்லாம் இருக்கும்ல உங்களுக்கு. பசி இருக்கோ! இல்லயோ! ஆனா வெளில வாங்கி அந்தமாரி நீங்க சாப்பிட்ருக்கீங்களா? இல்லன்னா, செஞ்சு சாப்பிடுவீங்களா? அந்தமாரி மழை நேரங்கள்ல? பசிக்கி
ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆ அதாவது செய்யிறக்குள்ள மழ நின்னுபோயிரும், அப்பிடிங்கிறனால என்ன பண்ணுவேன், அப்பிடின்னா, ஆ மொதல்ல வந்து இப்போ அ அ சமீபத்தில நடக்கிறது என்னன்னா, ம பாணிபூரி கடைக்குதாங்க போயிறது. ஆ பானிபூரி கடைக்கு போயிட்டு அந்த மசால் பூரின்னு அப்பிடியே சூடாக தருவாங்க. ஆ அத சாப்பிட்றது வந்து எனக்கு அவ்ளோ பிடிக்கும். அந்த மழையில. அ நான் போ அதாவது மழை வந்தாவே அது நான் ஒரே ஒரு கட அது வந்து நம்ம ஆ தமிழா தமிழர் தான். ஒரு அக்கா வச்சிருக்கிறாங்க அந்த கட.
<laughs> ஓ! ம்.
எப்பலாம் மழ பெய்யுதோ அப்பலாம் நான் அங்க தான் நின்னுட்டு இருப்பேன். <chuckles> அதுவும் எப்டினா போன் பண்ணி சொல்லிடுவேன். அக்கா நான் வந்துட்டு இருக்குற. ஆ எனக்கு பிளேட்ல போட்டு வச்சிருங்க. நான் வந்தொன்னே சாப்டணும். <chuckles> அந்த மாதிரி ஒருத்தவங்கள பிடிச்சி வச்சிருக்கேன்னு பாத்துக்கோங்களேன். ஆ அதனால மழை வருது அப்டின்னாவே எனக்கு மசால் பூரி சாப்டுறது ரொம்ப பிடிக்குங்க. அ ஏன்னா அது கொஞ்சம் நல்லா சூடா தருவாங்க அந்த அக்கா. அப்டிங்கும்போது ஆ அந்த ஜில்லுனு அப்டியே மழைல, நம்ம குடை பிடிச்சுட்டு போயி அ அத வாங்கி அப்டியே சூடா எடுத்து வாய்ல வெக்கும்போது, அந்த சுவைக்கு என்ன பசி இல்லினாலுமே கண்டிப்பா சாப்டுலாங்க. அந்த அளவுக்கு சுவையாவும் இருக்கும்.
<chuckles> ம். ஓ! <chuckles> ம். ம். கண்டிப்பா. அந்த மழ டைம்ல நம்ம அந்த சூடா சாப்டும்போதே அதுவே ஒரு மாரி நல்லா இருக்கும் இல்லயா நமக்கு, எவ்வளோ நாளும் சாப்ட, சாப்ட நான் சாப்ட்டே இருக்கலாம் போல இருந்த மாரிலா இருக்கும். அதே மாரி ம் இப்ப இரவு நேரங்கள்லாம் சில பேர்லாம் அ தூக்கமே வராம இருப்பாங்க. திடீர்னு ஒரு 12 மணிக்கு வந்து ஒரு பசில வரும்னுலாம் சில பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நீங்க சாப்டணும்னு நெனச்சு சாப்பட்டு இருக்கீங்களா? அந்த மாரி இரவு நேரங்கள்லலாம்?
ஆமாங்க, ஆமாங்க. ஆமாங்க. ஆ அதனால ஆமாங்க. ஆஹா. அ இரவு நேரங்கள்ல வந்து எங்க வீட்ல ரொம்ப கண்டிப்பு அப்படிங்கனால, எதுவுமே செஞ்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருவாங்க. அ ஆனா அ ஏன்னா, அ இரவு நேரம் அப்படிங்கும்போது ஒரு 12. 10 மணிக்கு மேலயே வந்து சாப்பிடக்கூடாது, எதுமே சாப்பிடக்கூடாது. அப்டின்னு பழகிட்டங்காட்டி, இப்ப நாங்க அத அத வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அ ஆனா எதுனாலும் எனக்கு ஏதாவது சாப்பிட ஆசை வருது அப்டின்னா, அத வந்து அப்படியே வச்சிருந்து காலைல சாப்பிடுவேன். அ காலைல நான் நைட்டு என்ன சாப்பிடணுன்னு எனக்கெல்லாம் தோணுச்சோ, எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு காலைல போயி ஆடர் பண்ணியாது சாப்ட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சாப்பிட்ருக்றேன்னு சொல்லலாம்.
ம், ம். ம். ம். <laughs> ம். அதே மாதிரிக்கி இப்ப நீங்க சாப்பாடுல ஒரு சில சாப்பாடு மட்டும், அது நீங்க சாப்ட்டாலும் சரி, எப்ப நெனச்சாலுமே வந்து ஒரு பசிய க-தூண்டுற மாரி, அத சாப்பிடணும் அப்படின்ற மாரி இருக்கும்ல, அந்த மாரி சாப்பாடு இருக்கா உங்களுக்கு? இந்த மாரி.
<laughs> ஆ எனக்கு பசியை தூண் அ அதான் நீங்க சொன்ன மாரி எப்ப வேணா சாப்பிடலான்னா, நம்ப மொதல்ல சொன்னது தாங்க பிரியாணி தான் ரொம்ப புடிக்குங்க. அதுவுமே அ மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்கிக்குவேன், அ அதுக்கு வந்துட்டு சிக்கன் மஞ்சூரியன் வாங்க்குவேன். அந்த என்ன அது என்ன காம்பினேஷன் அப்படின்னு எல்லாரும் கேப்பாங்க. ஏன்னா, அ எல்லாரும் மட்டன் பிரியாணிக்கு, மட்டன் சுக்கா அந்த மாரி தான் வாங்குவாங்க. ஆனா நான் மட்டும் டிஃபரண்ட்டா மட்டன் பிரியாணி வாங்கிட்டு, சிக்கன் மஞ்சூரியன் இல்ல, சிக்கன் சில்லி வாங்கி வச்சிட்டு சாப்பிடுவேன். அ அது வேணா எங்க போனாலும் ந மதியம்ன்னா அது தாங்க. அ எங்க போனாலும் அதை தான் சாப்பிடுவேன், வேற எதுவுமே சாப்பிட மாட்டேன்.
<chuckles> ம். <laughs> அ. ம். ம்.
ஆ அத பார்த்தாவே எனக்கு பசி வந்துரும்னா பார்த்துக்கோங்களேன். <chuckles> ஆ எல்லாத்துக்கும் வந்துட்டு பசி வந்தா தான் சாப்புடுவாங்க. <chuckles> எனக்கு அந்த சாப்பாட பார்த்தோனயே பசி தானா வந்துரும். எப்படி வருதுன்னே தெரியாது. <chuckles>
ம். அதான் சொல்றேன். <chuckles> அதான். ஒரு சில பேர் அப்படி தான. அந்த இது "பிரியாணி" அப்படின்னு சொல்லிட்டாலே சாப்பிடணுன்றது. அது "பசி இருக்கோ, இல்லையோ, அது நம்ம வாய் வந்து ருசிச்சு பார்த்துரணும்" அப்படின்ற மாதிரி வந்து எண்ணங்கள் தோணும். ஏன்னா, எனக்குமே அந்த மாரிலாம் இருந்திருக்கு. ம்.
ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆ. அப்போ ஓஹோ! சரிங்க. அதுவும் வந்துட்டு ஏதாவது அந்த உணவகத்த, நம்ம கிராஸ் பண்ணி ஒரு வேலையா போறோம் அப்படின்னா, அ அந்த பிரியாணி மனம் அப்படி வருங்க. ஆ அப்படி வந்தது அப்படினாவே, நான் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, "சரி. அ அடுத்த பிரி அடுத்த ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம்" அப்படிங்கிற மாரி போயிட்டே இருப்பேன், ஆனா விடவே விடாது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல கண்டிப்பா போய் பார்சலாவது வாங்கிட்டு வந்துருவேங்க. <chuckles> அ.
ம். <chuckles> ஆமா. உங்க மைண்ட்டுக்குள்ள அதுவ் ஓடிட்டே இருக்கும். "ஆஹா! நம்ம பிரியாணி வ் வாசன வந்துருச்சி. இன்னைக்கு இத சாப்பிட்டே ஆகணும்டா!" அப்படின்னு சொல்லிட்டு.
ஆமாங்க. <laughs> .அதேதாங்க. <chuckles> அ அதனால அ, எனக்கு வந்து 2க்கும் வித்தியாசம் என்னென்னா பசி அ நிஜமாலுமே பசிக்குது அப்படின்னா, ரொம்ப சோர்வாயிருவோம்னு சொல்லாங்க. ஆ அப்போ வந்துட்டு அந்த பிரியாணி தேடுறது, அதெல்லாம் இல்ல. "ஆ ஒரு தோசையாவது குடுங்கப்பா நான் சாப்பட்டுக்குறேன்", அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலையில தான் இருப்போம். ஆனா, ஆசைன்னு பார்த்தா, இந்த பிரியாணி மட்டும் தாங்க. அ அந்த பிரியாணி, ஸ்மெல் வந்தாவே என்னாகும் அப்படின்னா, அ பசி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும், <chuckles> அப்படின்னு வேணா சொல்லாம்.
ம். <chuckles> ம். ம். ம். கண்டிப்பா.. <chuckles> அ. இந்த மாதிரி அப்போல் ம்.
இது தாண்டி வந்துட்டு எனக்கு இந்த, ஸ்வீட்டும் ரொம்ப பிடிக்கும்ங்க.
ஸ்வீட் ஐட்டம். அ ஸ்வீட்ல உங்களுக்கு என்ன மாதிரி வந்து உங்களுக்கு சாப்ட்டா அதாவது திகட்டவே தெகட்டாதுப்பா. அ நான் சாப்படுவேன் அப்டின்னு சொல்லிட்டு எந்த ஸ்வீட் உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப புடிக்கும்?
ஆமாங்க. ஆ. குலோப் ஜாமுன் தாங்க. குலோப் ஜாமூன் அதாவது பால்ல செஞ்ச எல்லா ஸ்வீட்டுமே ரொம்ப பிடிக்கும். ஆ இப்போ குலோப் ஜாமுன்னா நான் எப்டி சாப்புடுவேன் அப்டின்னா, ஆ. "ஒரு பாக்கெட் நம்ம வாங்கிட்டு வந்து செஞ்சோம்னா" அந்த ஒரு பாக்கெட் நானே சாப்ட்டுருவேங்க. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப புடிக்கும் ஆ. அதுவும் இல்லாம ரொம்ப வந்து அது சுகரு, அத வந்து சாப்பிடக்கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க அப்டிங்கிறதுனால, ஆ. இப்போ நான் இன்னிக்கி வாங்கி ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து, ஒரு பாக்கெட்ட நான் செஞ்சு அது நெறையா வரும். அ நெறையா வரும். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்டின்னா, அந்த அன்னிக்கு மூணு வேலயு சோ சாப்பாடே சாப்பட மாட்டேன். ஆ. அந்த குலோப் ஜாமூன்ன்வே சாப்புட்டே இருப்பேன். அ அது தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும்னா பார்த்துக்கோங்க. <chuckles>
ம். ம். ம். ம். <chuckles> ம். உண்மையாவே. அந்த ஸ்வீட்டு வீட்ல காலியாகிற வர. அதேதான் போய் எடுத்து எடுத்து சாப்ட்டுட்டுருப்போம்னு நனக்கிறேன். அ ஒரு சில பேர் வந்து அந்த இப்ப என் பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொரிச்சிட்டு இருக்கையிலேயே அந்த குலோப் ஜாமுன் எண்ணெயில வந்து பொரிச்சுட்டு இருக்கையிலேயே எடுத்து பாதி சாப்ட்டு காலி பண்ணுவாங்க. ம்.
<chuckles> அதே தாங்க. <laughs> அதேதாங்க. நானும் பண்ணுவேன். அதாது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு சுவைங்கிற மாரி. பொரிக்கும்போது அதை எண்ணெயில அ அத பாகுல போடாதப்போ ஒருக்கா சாப்ட்டுருவன். ஆ. அப்புறம் அந்த பாகுல போட்ட உடனே எடுத்து சாப்ட்டுக்கிறது. <chuckles> அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அ பாதிதான் ஊறியிருக்கும், அ உள்ள வந்து அந்த வெள்ளையாவே இருக்கும். அப்போ எடுத்து சாப்பட்றது. அதுக்கப்புறம் நல்லா ஊறி சாப்பட்றது. ஆக மொத்தத்துல என்ன பண்ணிடுவேன் அப்டின்னா, நான் சுட்றேன் அப்டின்னா, எப்பவுமே வந்து எனக்கு ஒரு பாக்கெட் தனியா சுட்டுக்குவேன். அ. அதுக்கப்புறம் வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மறுபடியும் 2 பாக்கெட் தனியா சுடுவோம். <chuckles>
ம். <chuckles> அ. ம். ம் <chuckles> ஆமா நம்ம 3 விதமா சாப்டயில பத்தாது இல்லயா! வீட்டு ஆளுங்களுக்கு. <laughs>
<laughs> ஆமாங்க. எங்கடா காணாம போச்சே! நான் முத முதல்ல செய்யும்போது என்ன பண்ணிட்டேன் அப்பிடினா, ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்து செஞ்சேன். அ அதான் நான் சொன்ன மாதிரி எங்க இங்க சுட்டுட்டுருப்பேன், அந்த பக்கம் அந்த சூடா இருக்கிறத எடுத்து, எடுத்து 2 2 வாயில போட்டுருவேன் அ அப்புறம் ஆமாங்க. அ காணாம போச்சு "என்னடா! இது இவ்ளோ ஸ்பீடா சாப்பிட்றோம்" அப்டின்னு சொல்லிட்டு அ அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமா வாங்கி செய்ய ஆரம்ப்ச்சுட்டோம். ஆனா அதுக்கு ஒரு இது இருக்கு. ஆ இப்ப இந்த இந்த மாசம் இப்போ குலோப்ஜாமுன் இந்த மாசம் சாப்பிட்றோன்னா, இனி ஒரு 3 மாசத்துக்கு எந்த இனிப்பும் சாப்பிடக்கூடாது. <chuckles> அ அப்பிடிங்கிறமாரி ஒரு நடைமுறைய கடைப்பிடிச்சிட்டு இருக்கங்காட்டி கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட முடியுதுன்னு பாத்துக்கோங்களேன்.
ம். <chuckles> பத்தாது, <laughs> ம். உண்மதான். ஏன்னா, அதுக்கு அப்புறம் நம்ம அத அடுத்து சுகரா சாப்ட்டோம்னா அடுத்து நம்ம உடம்புக்கு சரி இல்லாம ஆயிடும் இல்லயா! ம். அ உண்மையாவே அ நீங்க அருமையா சொன்னீங்க. அதாவது பசியும், அ பசி இல்லாம ஆசைக்காக நம்ம சாப்பிடுற அந்த ஒரு உணர்வையும், அது அப்பிடியே அழகா வேறுபடுத்தி அழகா சொன்னீங்க. உங்கட்ட இவ்ளோ நேரம் அத பகிர்ந்து, அத கேட்டு சுவாரஸ்யமா இருந்தது எனக்கு. உங்கட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மிக்க நன்றிங்க.
அதே தாங்க. அதனால ஆ நீங்களும் அழகா பின்தொடர்ந்து கேள்விகள் கேட்டுட்டு வந்தீங்க. அ உங்கள்ட்ட பேசினதில எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்க.